கண்டிப்பா. இதே நம்ம அம்மா வீடா இருந்தா சொல்லவே மாட்டாங்க. அது மீறி ஏதா சொன்னா கூட பாத்தரம் பறக்கும். அதுலயே தெரிஞ்சுக்கணும் வீட்ல இருக்கிறவங்க. எங்க வீட்ல வந்து இந்த ம் அந்த மாசத்துல அந்த 3 நாள், மாதவிடாய் நாட்கள்லல்லாம் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆ வீட்டுக்குள்ள வரக்கூடாது, ஒதுங்கி உட்காரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அப்ப வந்து எனக்கு அது ரொம்ப கொடுமையா இருக்கும். என்னடா இவங்க நம்மள இப்படி பண்றாங்களே! அ கஷ்டமா பொழங்க விட மாட்டேன்றாங்கன்லா தோணும். <clicks tongue> ஆனா திருமணத்துக்கு அப்புறம் என்னை எப்படி உட்கார வச்சுட்டாங்கன்னு எனக்கு சந்தோஷமா இருக்கு.
ம். <laughs> ம். ம். ம். ம். ம். ம். அந்த நாளா இருந்த நான் பரவாயில்லன்னு நினைக்கிறேங்க.
இப்பயும் வந்து சுத்தம்லாம் பார்ப்பாங்க. ஆனா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அ குளிச்சுட்டு செய்மா காலையில ஒரு முறை குளிச்சுட்டு செய்மாம்பாங்க. அதே மாரி சாயங்காலம் ஒரு முறை குளிச்சுட்டு செய்மாம்பாங்க. அப்ப இன்னும் வேல அதிகம் தான். ஆக மொத்தம் நம்ம செய்யணும். அத ரெ ஒரு முறைக்கு 2 முறையா குளிச்சுட்டு நம்ம வந்து செய்யணும்னு தான் எதிர்பார்க்குறாங்களோ ஒழிய. அ அதெல்லாம் வந்து <swallows> கிடையாது. <swallows> அதே சமயத்துல என்ன பண்ணிட்டாங்க, சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெட்ரூம்ல ஹால்ல வந்து எல்லாருமே பொழங்குறாங்க அ பிள்ளைங்கலாம் வராங்க. அதனால ஒரு கொஞ்ச காலத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க எங்களுடைய பெட்ரூம வந்து பூஜ ரூமா மாத்திட்டாங்க. எங்களோட பெட்டெல்லாம் தூக்கி ஹால்ல போட்டாங்க. அதெல்லாம் வந்து என்னால வந்து ஏத்துக்கவே முடியாதுங்க. அது ஒரு 6 மாதம் எங்களுக்கு பணியின் நா காரணமா நாங்க வந்து வெளியில இருந்தோம். ஆ. விட்டு வெளியில வர வேண்டிய சூழல் இருந்தது. அந்த கேப்ப பயன்படுத்தி என்ன பண்ணிட்டாங்க, அ உள்ள இருந்த பெட்ட கொண்டு வந்து வெளிய போட்டுட்டு வெளியில இருந்த பூஜை ரூம கொண்டு போய் உள்ள வச்சுட்டாங்க. அப்ப நம்ம அப்ப வெளியில இருந்தா கூட வாரம், வாரம் நம்ம அங்க போக வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அதெல்லாம் க்க முடியாதுன்னு சொல்லி வார, வாரம் அங்க அழைச்சுட்டு போயிருவாங்க. அப்ப போனா கூட அந்த பயண நேரத்தில கலைப்பில கூட நம்மனால போய் பெட்ரூம்ல இருந்தாலே நம்மனால படுக்க விட மாட்டாங்க. இததுல ஹால்ல வேற தூக்கி போட்டுட்டு, எனக்கு உட்கார முடியாது. எனக்கு எப்படா நம்ம திருப்பி ஊருக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு 6 மாத சூழ்நிலை வந்து அதுவே ரொம்ப கொடுமையா மாத்திட்டாங்கங்க.
ஆ. ம். ம். ஆ ஆனா செய் ஆகணும். <laughs> செய்யணும். ம். ம். ஆ. ம். ஓஹோஹோ! ம். ம். சரிங்க. ம். ஆமா. ம். ம். கண்டிப்பாங்க. இது. நீங்க அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சாலும் ஒண்ணும் வேலைக் காக்காதுங்கள. இந்த மாரி எனக்கு கொஞ்சம் கால்லாம் வலிக்குது. என்னால உட்காந்துருக்கணும்னு தோணுது எனக்கு. என்ன தொந்தர பண்ணாதீங்க? அப்ப்டின்லாம் சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்களா?